இப்பதான் ஒரு 2 மாசம் முன்னாடி தான் இதெல்லாம் நடந்துச்சு. அப்ப தான் தெரியும், இதில என்னடா இருக்கு. அவன், அவன் கஷ்டத்த புரிஞ்சுக்கிறது தானே நட்பு. அ இதில என்ன இருக்கு, உன்னால போட முடியலன்னா, சரி. பரவாயில்ல மச்சான் விடு! அப்பிடின்னு தானே சொல்லணும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி அவன் வந்து யார் ஹெல்ப் கேட்டாலும் அவன் பண்ணியிருக்கான். நானே, என் கண்ணால பார்த்துருக்கேன். திடீர்னு என்னைக்காச்சும் ஒரு சூழ்நில அவனுக்கும் வருதுன்னா புரிஞ்சுக்கணும் இல்லேங்களா! அப்போ வந்துட்டு உன்ட்ட பணம் நிறையா இருக்குலடா! எனக்கு ஏன் தரல, பணம் நிறையா இருந்தா தரணுங்கிறது அவுங்கவுங்க மனச பொறுத்து அது தனிப்பட்ட பிரியம். அத வந்து, நம்ம வந்து அதுக்காக கோவிச்சுக்கணுங்கிறது ஒரு நியாயம் இல்லாத விஷயம். அதனால சரி விட்றா! அது அவுங்க அவுங்க இஷ்டம். நம்ம போயிட்டு ஜாலியா வரலாம். நீ அத பத்தி எதுவும் நினைச்சிக்காதன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கலாம் ஒரு 4 பேரு போயிட்டு வந்தோம்.
ம். கண்டிப்பா. சரி, சரி. ஆ, அப்பிடி வந்து, வ் அந்த இது அப்ப தான் வெளிப்பட்டது. ஒரு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட சில பேர் அப்பிடி எல்லாம் செயல்படுறாங்க. அந்த அவுங்களுடைய எண்ணம் என்னங்கிறத அது மூலமா தெரிஞ்சுக்கணும், இல்லயா!
கண்டிப்பாங்க. அது இந்த காலத்தில வேற வழியே இல்ல. எல்லாத்தையும் கட்டி அணைச்சுட்டே போ முடியாது. அட்லீஸ்ட் நாங்க 4 பேராச்சு ஒன்னா இருக்கோமே! அப்பிடிங்கிற ஒரு சந்தோஷத்தில நாங்க ஜாலியா போயிட்டு வந்துட்டோம்.
ம். <tsk> ஆ, ஓ! கடைசியில அவுங்க யாரும் ஒருத்தரும் ஆவ் கண்டுக்கவும் இல்ல, வரவும் இல்ல. அத பத்தி பேசவும் இல்ல. அ.
ஆ, அவுங்க வரவே இல்ல, அப்புறம், அ போயிட்டு, போய்ட்டு சும்மா கூப்பிட்டே இருக்க முடியாது. அவனுக்கும் கல்யாண வேல அது இதுன்னு இருந்துச்சு. இ இதுக்காக, ஆல்ரெடி இந்தத்த காலத்தில கல்யாணம் பண்ணணுன்னா, எவ்ளோ செலவு இருக்கு எவ்ளோ சிக்கல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லேங்களா!
ஆமாமாமா. ஆமாமா. பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில வேற <laughs>
ஆமாங்க. இதில அவனது காதல் திருமணம் வேற. ஏ பொண்ணு வீட்ல ஒத்துக்காம அவ்ளோ கஷ்டத்தில நடக்கிற விஷயம்.
காதல் திருமணமா, நல்லது நல்லது. நீங்க என்ன காதல் திருமணம் தானே!
நான், என்னோடது காதல் திருமணம் தாங்க.
அதுதான், அதுதான், தெரியும், தெரியும், தெரியும். அ நல்லது, நல்லது, அ.
<laughs> அப்புறம், இந்தமாரி விஷயங்கள் தாங்க ரொம்ப நண்பர்களுக்கு முக்கியம். அப்புறம் முக்கியமா நண்பர் என்ன ஒருத்தன் என்ன எதிர்பார்ப்பான்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருது, அது வந்து, காசு கஷ்டமாகட்டும், இல்ல வெளில இப்ப பார்த்துருக்கீங்கன்னா, திடீர்னு என்கிட்ட ஒருத்தன் சண்டைக்கு வந்துட்டான் மச்சான், அப்பிடின்ற மாரிலாம் இருக்கு இல்டவேங்களா! அது வந்து நம்ம கூட போய் நிற்க முடியலனாலும், மச்சான் வுட்றா பார்த்துக்கலாம், இல்லன்னா எதாவது காசு கஷ்டன்னு சொல்றானா! நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நம்மக்கிட்ட வரும்போது நம்மளால அவனுக்கு கொடுத்து உதவுறதுக்கோ! இல்ல உண்மையாலுமே நம்ம போய் அங்க நிற்கிறக்கோ! நம்மளால கண்டிப்பா எல்லார்னாலயும் முடியாது. ஆனா
அ, ஆ. ம். அ. அதான், அதான். ஆ. சரி. ம். நிச்சயமா யார்னாலும் எல்லார்னாலயும் முடியாது.
இந்த வார்த்தைகள் வந்து, ஆ இப்போ எப்பிடின்னா ஒரு சில பேரு, ஏய் மச்சான்! ஒரு பிரச்சனை வாடா, அப்பிடின்னா, ஆ! மச்சான் அப்பிடியாடா, ஐய்யயோ! நான் வேற வெளியே வந்ட்டேன். என்ன பண்றது தெரியலயே! அது வந்து நமக்கு சமாளிக்கிறமாரி தெரியும். இப்போ ஒரு சில பேர் உண்மையாலுமே, ஐயோ! மச்சான் என்னாச்சு, இருடா! வந்துர்றேன்னு நீ எதுவும் பண்ணிறாத! அட்லீஸ்ட் அவுங்க வந்து போய் பெருசா போய் எதுவும் பண்ண போறதில்ல, மச்சான் நீ எதுவும் பண்ணிறாத! என்னால முடிஞ்சவுங்க யார்கிட்டயாச்சும் பேசி பார்ப்போம் வெயிட் பண்ணு! இந்த மாரிலாம் கோவப்படாத! அவுங்கள வந்து அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வைக்கவும் பார்த்து, அவுங்க கூட ஏதோ முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணணுன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா! அந்தமாரி விஷயங்கள்லாம் நட்புக்கு வந்து ரொம்ப தேவையான விஷயம்.
ம். ம்ஹ்ம்.

கண்டிப்பாங்க, இப்போ நம்ம வந்து ஒரு, அ ஒரு நல்ல விதமான கேள்வி இது. எப்டின்னா, இப்போ ஏன்னா நம்ம அடிக்கடி பார்த்துக்கிறது அ இல் கிடையாது இல்லைங்களா. ஸோ, முன்னாடி சின்ன வயசா இருந்தா, அரையாண்டு தேர்வோ, காலாண்டு தேர்வோ, இல்ல வந்து ஏதோ திருவிழாக்கள்ல நம்ம பார்த்துப்போம். இந்த மாரி நிறையா விஷயங்களோ, நமக்கு நிறையா ஒரு அ சந்தர்ப்பங்களை ஏ ஏற்படுத்தும். ஆனா இப்போ பாத்துக்கிட்டீங்கனா, ஒவ்வொருத்தன் ஒரு அமெரிக்காகாரனுக்கு கீழே வேலை செய்வான், ஒருத்தன் ஒரு யூரோப்காரனுக்கு கீழே வேலை செய்வான். எப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு லீவ், அ ஒவ்வொருத்தவங்களுக்கு USல எப்போ லீவோ அங்க தான், அப்போ தான் நமக்கு லீவ் உடுவான். ஒருத்தங்களுக்கு Europeல எப்ப லீவோ அப்போதான் விடுவாங்க. ஸோ, இந்த மாரி இருக்கிற காலகட்டங்கள ஏதோ ஒரு கண்டிப்பா லீவ் விடுறேங்கிற சில நாட்கள் கண்டிப்பாக இருக்கும். நியூயர், கிறிஸ்மஸ் இந்த மாரி பெரிய பெரிய அ பண்டிகைகளுக்கெல்லாம் கண்டிப்பா எல்லா விதமான பொறியியல் நிறுவனமும், எல்லா விதமான நிறுவனமும் லீவ் விட்ருவாங்க ஸோ, அந்த மாரி டைம் யூஸ் பண்ணி ஒரு 3 நாளோ, 2 நாளோ ஒரு வந்து வெளில பிரயாணம் பண்றது, அந்த மாரி போனா நல்லாருக்கும். ஏன்னா இப்போ திடீர்னு ஒரு எங்கேயும் போகாம வீட்ல மட்டும் சந்தி சந்திச்சிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 மணி நேரம் பேசுவோம், ஒரு 2 மணி நேரம் பேசுவோம். அப்றம் போதுன்னு சொல்லிட்டு அவங்கவங்க வீட்டுக்கு எந்திரிச்சு போயிருவாங்க. இதுவே, ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டூரோ, வெளியே போறோம்னா, ஒரு 3 நாள் ஒட்டுக்கா தங்கியிருப்போம், ஒட்டுக்கா சாப்பிடுவோம். நிறைய சுத்தி பாக்கும்போது
ஆமாமா. ம். ஆமாமா. ஆமாமா. நிச்சியமா. ம். ம். ம். இப்போ சரி. அந்த 96 படத்துல வருதே அந்த மாரியா?
ஆ கெட்டூகெதெர் மாரி சொல்றீங்க. நா வந்து ஒரு டூர் மாரியே சொல்றேன். வெளியே போய்ட்டு, ஆமா இந்த பசங்க இப்ப இந்த, <chuckles> மஞ்சுமல் பாய்ஸ் பாத்துருக்கீங்கள்லங்க? டக்னு ஒரு கார்ல எடுத்துட்டு ஒரு 20 பேர் எடுத்துட்டு. ஆமாங்க. அந்த மாரி போய்ட்டா, பசங்க வந்து ரொம்ப வந்து ஜாலி ஆயிருவாங்க. காசு இருக்கோ, இல்லையோ. நீ வாடா மச்சான் நான் போட்டுக்கிறேன், என்ன ஆய்ற போது அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் சேந்தாங்கன்னா, ஒரு அது ஒரு அந்த சந்தோஷத்துக்கு வந்து ஒரு ஈடே இருக்காதுங்க.
அந்த மாதிரி அ டூர் மாரியே ஆ. ஆமாமா அந்த மாரியா, போயிட்டு அப்படி ஜாலியா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பன்னிட்டு வரது அப்படியே ஆஹ் அ. அ. ம். ம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி, யாராவது ஒருத்தர் வந்து, "நான் போட்டுக்கிறேன்டா, நீ வந்தா போதும்டா" அப்படின்னு சொன்னா கூட, இன்னைக்கு யாருமே வந்து ஒன்னு சேர்றது பெரிய சவாலா தான் இருக்கு. அதுக்கு என்னன்னா அதுக்கு பல காரணம், "வேலைம்மா ஒருத்தன், ஒரு வீட்டுச் சூழல் அது முடியாது மச்சான் அந்த மாதிரி வரல." இப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த பொருளாதாரம் காசுங்கிறது ஒரு பெரிய மே விஷயம் இல்ல. இருந்தாலும் ஒன்று திரட்டல்ங்கிறது தான் இப்போ நமக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. அது வந்து எப்படி அதை கையாளணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லோருக்குமே ஒரு நெருக்கடி இருக்க தான் செய்யும். அந்த ஒரு நாள் ஒதுக்கிட்டு வந்தா என்ன? எல்லாத்தையும் பழைய முகங்கள் எல்லாம் நண்பர்கள் முகத்தை எல்லாம் பார்த்து மறுமலர்ச்சி அடைந்துகிட்டா என்ன? அதில் எங்கே இருக்கு நெருடல், எங்கே இருக்கு சிக்கல், அது ஏன் அதை உடைத்து பண்ண முடியல?
கண்டிப்பா. ஆமாங்க.

ம்ஹ்ம். நல்லா அழகா சொன்னீங்க. ஆ.
அப்புறம் வேற, ஆமாங்க. வேற என்ன சொல்வன்னா, இப்ப இந்த பிரைவசின்னு ஒன்னு இருக்கும். இப்போ வந்து ஒரு சில நண்பர்கள் பாத்திங்கன்னா, அ இப்ப ஸ்க் அ ஸ்கூல் வரைக்கும் ஓகே. காலேஜ் வன்ட்டா, அவுங்க வந்து அ லவ் பண்ணலாம். ஆனா அத வந்து எவ்வளோதான் நெருங்கிய நண்பனா இருந்தாலுமே, குறிப்பிட்ட காலங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. சரி போகட்டும், பொறுமையா சொல்லிக்கலாம். இந்தமாரி விஷயங்கள்லாம் பிரைவசி எவ்வளவு தான் பழகுனாலும் ஒரு சில விஷயங்கள் பிரைவசியா இருக்கும். கல்யாணம் பண்ணதுக்கு அப்றம் திடீருன்னு ஏதோ ஒரு நல்ல காரியம். இப்போ பெரிய கார் வாங்குகிறான்னு வச்சுக்கோங்களேன். பெரிய வீடு கட்டுறான். உடனே வந்து நம்மக்கிட்ட வந்து அ நிறைய பேர் அதை பிரைவசியா வச்சுக்க விரும்புவாங்க. அத நீங்க வந்து புரிஞ்சுட்டு <tsk> அத வந்து ஒரு "சரி மச்சான்! உனக்கு நல்லது நடந்துச்சில்ல, எனக்கு அதுவே போதும்" அப்பிடின்னு சொல்றது தான் ஒரு நல்ல விஷயம். "நீ வந்து மறச்சிட்டு பண்ணி என்னடா! பண்ண போற? எங்களுக்குலாம்?"
ம்ஹ்ம். நிச்சயமா, நிச்சயமா, ம். ஆமா. இது, இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க வந்து திருமணம் பண்ணிட்டீங்க, காதல் திருமணம். அ ரைட்டு. அந்த திருமணத்துக்கு பின்னாடி உங்களுடைய நண்பர்களோட பழகுறதில ஏதாவது சிக்கல் இருக்குமா? அந்த நட்ப பேணுறதுல ஏதாவது அ நடைமுறை சிக்கல் இருக்கா? நீங்க சந்திச்சது உண்டா? இல்ல நண்பர்கள் யாராவது? ஆ, ஆ.
சிக்கல் வந்துச்சுங்க. அது எங்களுக்குள்ள வரல. எப்போ வந்துச்சுன்னா, எங்க மனைவிகள ஒன்னு சேத்து அவுங்கள வந்து நம்ம வட்டாரத்துக்குள்ள கொண்டு வரணுன்னு ஒருத்தன் ஐடியா கொடுத்தான் இப்போ அவன, அவன வளச்சா சரியா போயிருங்க. அந்த ஒரு விஷயத்துல தான் எங்களுக்குள்ள தேவையில்லாம ஒரு அ எங்களுக்குள்ள சங்கடம் வல்ல. அது இப்ப எப்பிடின்னா இப்போ பசங்கலாம் ஒரு எடத்துக்கு போறோன்னு வச்சுக்கோங்களேன்!
ம். அது பெரிய ஆள் ஆயிடுச்சா? <laughs> <sighs> ஆ. என்ன, அப்பிடி என்ன சிக்கல் மனைவிகள வந்து ஒருங்கிணைக்குறதுல?